இப்ப பாத்தீங்கன்னா, மாணவர்களின் மனநிலை வந்து படிப்பை விட ரொம்ப முக்கியமானதா தான் நம்ம கருதணும். ஏன் அப்டின்னா, மனநலம் நல்லா இருந்தாதான் அவங்களால படிக்கவே முடியும். அ, சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில குழந்தைங்கள டக்குனு வந்து படிச்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா தான் புரியும், ஒரு தரவைக்கு 4 தரவை சொன்னா கூட புரியாது 5வது தரவ சொன்னா தான் புரியும் அந்த மாரி மாணவர்களும் இருக்காங்க.
சரி. ம்ஹ்ம். ஆமா. இயற்கையான படை ப்பு. ஆமா. ம்.
அப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆசிரியரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து, அந்த மாணவர்களுக்கு புரியிற மாரி எல்லா மாணவர்களுக்குமே போய் சேருதா, அ இல்ல புரியாத குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியணும். அவங்களுடைய ப்ப அந்த ஒரு க ஒ
ம்ஹ்ம். ம். அதான், அது அது நீங்க சொல்றீங்கல்ல அவங்களுக்கே தெரியணும்னு. இந்த பகுப்பாய்வு வந்து ஒரு ஒரு ஒரு பள்ளியில வந்து ஒரு ஒரு ஒரு வகுப்புல கிட்டத்தட்ட இப்பலாம் 60 75 பிள்ளைகள் 80 பிள்ளைகள் வரைக்கும் கூட இருக்கிறாங்க. இல்லையா ?அப்ப இந்த இந்த பகுப்பாய்வை எப்டி அவங்க நடத்தி, இத அந்த பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது செக்ஷன் போடுறாங்க பிரிவுகளெல்லாம் பிரிக்கிறாங்க, அ பிரிவு ஆ வன்னா பிரிவு ஒவ்வொன்னையும் பாத்தீங்கன்னா ஒரு 50 பேரு, ஒரு 40 பேரு அந்த மாரி போடாம ஒரு, ஒரு 25 கூட கரெக்டா தான் இருக்கும். அந்த மாரி வச்சாங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு 25 பேர்னா கூட நம்ம பேசுறது அங்கே போய் வந்து விழுகும், அந்த காதுல போயிட்டு கொஞ்சமாவது ரீச் ஏன்னா கொண்ட
ஆமா. ம். ம். சரி. சரி. நம்ம நாட்டில இது சாத்தியமா இருக்கும்ன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா, மக்கள் தொகை எவ்வளவு வேகமா வளர்ந்துக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு அப்டின்ற விஷயம் இருக்கு. இல்லையா? ஆமா.
கண்டிப்பா, இப்ப என்ன பண்ணலாம்னா, ப அதிகமா ஒரு 50 பிள்ளைகள வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு, ஒரு அதாவது ஒரு மைக் மாரி கூட வச்சுக்கலாம் கிளாஸ் எடுக்கலாம். அ ஆமா, ஒரு மைக் வச்சு கிளாஸ் எடுக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன புரியலைங்கிறத அவங்கள்ட்ட அந்த மைக்க குடுத்து புரிய வைக்கலாம். கேக்கலாம் கொஸ்டின் கேக்கலாம். அப்ப பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு வந்து அதிகமாயிரும். இந்த குழந்தைகளுக்கு வந்து, ஆ நம்ம கிட்ட வந்து கேக்க போறாங்க அப்டிங்கிற ஒரு, ஒரு பயத்துலே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம குடுக்கலாம். என்ன பண்றான்னா, இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கிறாங்க ஒரு மாணவங்களுக்கு, ஒரு மாணவிக்கு சொல்லிக் குடுக்கிறாங்க அப்டின்னா, அந்த மாணவிக்கு சுத்தமாவே புரியல. இப்ப என்கிட்ட டியூஷனுக்கு ஒரு மாணவி வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ, 6வது படிக்கிறாங்க. அ ஹோம்வொர்க் நெறையா எழுதணும், நெறையா குடுத்துருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு ஒண்ணு கூட புரியல. எழுத்துக் கூட்டி வாசிக்கவே முடியல. அப்ப அந்த ஆசிரியரோட கடமை வந்து இந்த பொண்ணுக்கு படிக்க முடியல, மார்க் வாங்குறத பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏன் இவ்வளவு மார்க் வாங்கல, ஏன் இந்த மார்க்ல வந்து இவ்வளவு கம்மியா இருக்காங்கறத அடையாளம் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து மார்க்க வச்சே கண்டுபிடிக்கணும்
ம். அ அந்த மாதிரி ஒரு, ஒரு நுணுக்கமான முறைகள் ஏதாவது கையாளலாம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. சரி. சரி. ஆ. ம். ஓ! இப்போ வரைக்கும், அதாவது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாததுனால தான், அந்த பிள்ளை இப்படி ஒரு நெலமையில் இருக்குது. இல்லையா?

இந்த அரசு பொதுத்தேர்வுன்ற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையே அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சுடுறாங்கல்ல ஒரு பயங்கர பூதாகரமான பயம். "ஐயோ! இது பப்ளிக் எக்ஸாம் அதில் அப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும்." அப்படின்றத இல்லையா? அத ஒரு என்ன சொல்ல, ஒரு ம்.
கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்னா ஆமா ஈஸியா ஆக்கலாம். அது என்னன்னா ஒன்னுமே இல்ல இது வந்து பயமே கிடையாது. அதாவது படிச்சிட்டா பயமே இல்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கொண்டு வரணும். என்னன்னா "நீ வந்து இப்ப படிக்காம இருக்க. உனக்கு புரியாம இருக்கா என்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ, எந்த விஷயத்தில உனக்கு புரிய வைக்கணுங்கிறத நான் சொல்லி புரிய வைக்கிறேன்." அப்படிங்கிறத ஒரு அழகா இப்ப என்ன பண்ணுறாங்கன்னா படிக்காத மக்கு பிள்ளைங்களலாம் ஒரு பக்கம் சேர்த்துடுறாங்க. படித்த பிள்ளைங்களலாம் ஒரு பக்கம் சேர்த்துறாங்க. இந்த படிக்கிற பிள்ளைங்க நல்லா மார்க் வாங்கி இப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டா வரணுங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்கள்ட்ட மட்டுமே கவனத்தை கொண்டு போய்ட்டு செலுத்தி
ம். ஆ. இதெல்லா ரொம்ப. சரியா சொன்னீங்க. நீங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே நீங்க நல்லா இத வந்து ஆமா நீங்க நல்லா கிரகிச்சு இருக்கறீங்க. உண்மையிலேயே இன்றைக்கு சமூ அவங்க பெருமை தேடிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களும், பள்ளிகளும் இந்த தவற தான் செய்து. அதாவது அ ஊட்டச்சத்து இருக்கிற பிள்ளைக்கு ஊட்டச்சத்த இன்னும் அதிகமா குடுத்துக்கிட்டே இருக்கறாங்க. இல்லாத பிள்ளையை இன்னும் பலவீனப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க இது ரொம்ப சமுதாயத்தில, அது முக்கியமா தனியார் பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பேர் எடுக்கணுன்றதுக்காக இந்த தவறு அதிகமாக செய்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகளோட மனநிலைமையை குறிச்சு கவலையே கிடையாது. இல்லையா? இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம்.
ஆமா. அதுதான் நடக்குது இப்ப. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அதனால அ மனசு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்றாங்க. அவ அப்போ அந்த இடத்துலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதென்னமோ தீண்ட தகாத பிள்ளைங்கள மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரி இவங்களால படிக்கவே, இவங்கலாம் பா இவங்களலாம் பாஸ் பண்ணுறவங்க. இவங்கலாம் வந்து நல்லா படிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடு ஒரு பிரிவு வந்து அந்த அந்த அந்த இடத்திலேயே பிரிச்சிட்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா பிரிக்காத நான் என்ன சொல்லணும். ஒழுங்கா சொல்லிக் குடுங்க அதை புரியாத பிள்ளைங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வந்து நிறைய கிளாஸ் எடுங்க. எப்படின்னா அது ஒரு பாராகிராப் ஒரு பக்கம் பக்கமா படிக்கிறத 10 பக்கம் படிக்கிறத 5 பக்கமா சுருக்குங்க. 4 பக்கமா சுருக்குங்க. ஒரு ஒரு பக்கமா சுருக்கி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 10 ஒரு 10 வார்த்தை சொல்லி புரிய வைக்கிறத ஒரு வார்த்தையில சொல்லி புரிய வைக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு ஈஸியா சொல்லி கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி இருக்கும்போது மனசு அவங்களுக்கு ஒரு மனபயம் ஏன் வருது? அவங்களுக்கு மனநலம் அந்த வயசில என்ன மனநலம் பாதிக்கப்படுது? ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு அந்த "நம்மளால படிச்சிடுவோமா பாஸ் பண்ணிருவோமா எல்லாரும் அசிங்கமா நினைப்பாங்களே ஃபெயிலா போய்ட்டாங்கன்னா நம்மள என்ன நினைப்பாங்க." அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கவல அதிகமா வந்துரும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆசிரியர் கடமை வந்து இது வந்து மனநலம் வந்து பள்ளிகள்ல வந்து பாதிக்கப்படுறது வந்து ஆசிரியர்கள் தான் ரொம்ப பொறுப்பு. பெத்தவங்களோட பொறுப்பு அதை விட முக்கியம். என்னன்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளியில பொண்ணுங்க படிக்காத பிள்ளைங்கள திரும்ப டியூஷன்ல கொண்டு போய் விட்டு அவங்க அதுக்கு மேல தப்பு பண்றாங்க.
ஆமா. திறமை இல்லாதவங்க அ சாதிக்க போறவங்க அப்படின்ட்டு. அத. அம்யா வச்சு படிக்கவைக்கறாங்க. ம். ம். வாங்கிக்கணும். ஆமா. ஓஹோ! பொருப்பெடுக்கணும்.